<inhales> இப்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கனா, இந்த பழைய பாடல்கள் இருக்கு இல்லயா? அது வந்து நெறைய சமூக வலைதளத்துலயா இருக்கட்டும், இது இப்ப வர்ற புது புது படங்கள்லயா இருக்கட்டும். அந்த ரீமேக்ஸ்ன்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா ஹிட்டா அந்த பாடல்கள்லாம் இப்ப வந்து சின்ன சின்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீமேக் பண்ணி போடம்போது அவ்வளவு மேல்க் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பாடல் வந்து ஹிட் தான் தருதுன்னுட்டு சொல்லலாம். இளையராஜாவோட சாங் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதிகபட்சம் வந்து ஏன்னா, அப்ப வந்து அவரு தான் அதிகமா வந்து பாடிருப்பாரு. இயக்கிருப்பாரு. அப்படி இருக்கும் போது அவரு பாடல் தான் எ எப்ப என் நான் தெரிஞ்சு நான் பார்த்தன்னா, இந்த குருவாயூர் அம்பலம் அந்த படம் இருக்கு இல்லயா? அப்ப அந்த "அழகிய லைலா" அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹிட் கொடுக்கும்போது எனக்கு செம்ம இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தளபதி சார் தான் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து நெறைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பாடல்கள் வந்து அப்ப தான் தெரியுது. "ஓ இது போல பாடல்கள்லாம் இருக்கா?"அப்படின்ட்டு தேடி போயி நம்ம பார்க்குறோம். அது போல தான் நானும் நெறைய பாடல்கள பார்த்திருந்தேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த பழைய பாடல்கள் இப்ப வந்து புதிய இப்ப நெறையவே ஹிட் ஆகுதுல்ல, இத பத்தி நீங்க எதனா சொல்ல முடியுமா?
பார்ங்க. கண்டிப்பா. நிச்சயமா. சரிங்க. நிச்சயம்ங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. அது எப்டீன்னா, வந்து ஓல்ட் இஸ் கோல்ட், அப்டீங்குறது தான். ஒரு பழமையான ஒரு விஷயம், பொன்னான விஷயங்குற மாரி, நெறையா பேருக்கு அந்த கருத்து வந்து இன்னமும் நிலவிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இப்போ எப்டீன்னா, இப்போ உள்ள ர ஒ அ இப்போ இருக்குற வந்து ஜென்ரேஷன் மக்கள் அவங்களுக்கு என்னனா, புதுசா இருக்குறது தான் வந்து, அவங்க வந்து ருசி பாக்குறாங்குற மாரி ஒரு அனுபவமும், ஒரு கருத்தும் எனக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. அவங்களுக்கு என்ன தான் வந்து, பழைய பாடல்கள், பழைய படங்கள் அதுனால வந்து, நம்ம என்னதான் வந்து, கதை சொல்லிட்டு "இ இந் இந்த மாரி, படங்கள்ல பாரு. நல்லா இருக்கும். இது இது பாரு. இது நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் பாரு. ஒரு மெல்லிய இசையா இருக்கும்." அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "மெல்லிய இசைல்லாம் இப்ப யாரு பாக்குறாங்க டாடி அது வந்து இந்த மாரி இருக்கணும். இந்த மாரி ஆட்டம், பாட்டம் போடணும். இந்த மாரி வந்து, வாயில நுழையாததா இருக்கணும் லிரிக்ஸ்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எப்படி எனர்ஜி வருது பாருங்க? வைப்ஸ் எப்படி வருது? பாருங்க." சரி, அப்போ நம்ம அப்டியே வந்து ஒரு புள்ளி வச்சி நம்ம நம்ம முகத்துலேயும் ஒரு புள்ளி வச்ச மாரி அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருப்போம். "சரி, உனக்கு இப்படி சொன்னாலாம் பத்தாது. என் கூட வா. நான் உனக்கு ஒரு படம் போட்டு காட்டுறேன்", சொல்டு படம் போட்டு காட்டணும். அவர் வந்து என்ன பண்ணணுனா, இந்த ஃபோன் எல்லாம் புடுங்கி வச்சிட்டு, இந்த படத்த முழுசா பாத்துட்டு, முடிச்சதுக்கப்பறம் எனக்கு வந்து ஒரு, நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொன்னா உனக்கு வந்து இந்த பொருள் நான் குடுப்பேன்னு 1 2 3 நம்ம வரிசைப்படுத்தி சொல்லிரணும். "இந்த பொருள்லாம் நான் கொடுப்பேன்" 3 கேள்விக்கு சொன்னா பதில் சொன்னேன்னா 3 1, 2, 3. 3 பொருளையும் நான் குடுத்துருவேன். அப்டீங்கற மாரி, நான் சொ ஒரு ஆர்வத்த அவனுக்கே தூண்டி உட்றனுங்க.
<laughs> கண்டிப்பா. இது வந்து எப்பிடி இருக்குனா, இந்த படிப்புல வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆர்வத்த தூண்ட்றாபோல நீங்க அந்த அ எ இந்த காட்சி எல்லாம் வந்து சொல்லிவச்சி நீங்க வந்து படத்துக்கு மேல இருக்க ஆர்வத்த தூண்டுறீங்க. கண்டிப்பா. ஒகே ங்க நெக்ஸ்ட்.
தூண்டி விட்டுட்டு. கண்டிப்பா. நிச்சயமா. அது அந்த படத்தோட காட்சி மட்டும். ஸோ, ஆமா. அது நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவமானது. ஒரு சுவாரஸ்யமான காட்சி அங்க இருக்கும். சரிங்களா? அத சொல்லிட்டு இந்த படத்த முழுசா பார்த்துட்டு, இந்த படத்தோட கதைய சொல்லிட்டு எங்க வந்து நான் சொன்ன காட்சி வருது? அப்பிடிங்கிறத நீ சொல்லணும். அப்பிடிங்கிறமாரியும் நம்ம சொல்லாம். ஒரு 3 கேள்வி கேட்கிறோன்னு சொன்னோம் இல்லயா? அப்பிடி கேட்டுருலாம். அப்பிடி கேட்டா அவனுக்கு ஆர்வம் வந்து 2 பக்கம் இருக்கும். நமக்கு பொருள் கிடைக்க போகுது. சரி அட் லீஸ்ட் அதுக்காவது நம்ம இந்த படத்த பார்க்கலாமே! அப்பிடின்டு பார்க்க ஆரம்பிப்பான். கொஞ்சம், கொஞ்சமா ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த பொருளுக்காக பார்ப்பான். அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு, தன்னை அறியாமலே படத்திற்கு உள்ள போவான் அவன். உள்ள போயிட்டு இந்த படம் முடியுறப்போ படத்திற்குள்ளேயே தான் இருப்பான். வெளிய வரமாட்டான்.
ஆமா.
சரிங்களா? அது, அதுக் அதுக்கு அப்புறம் தான் தெரியும். "இந்த படத்தில இந்தமாரி பாட்டெல்லாம் இருக்கே! எப்பா! பயங்கரமா இருக்கே! இந்த பாடலு. இது இந்தமாரி பாடல்லாம் இப்போத வர்றதே இல்லயே! இது எந்தமாரி யார் வந்து இசையமைப்பாளர்? ஓ! இவரா இந்தமாரி ஒரு இசையமைப்பாளர் இருந்திருக்காரா?" அப்பிடிங்கிறமாரி நம்ம வந்து யோசிப்போம். ஒரு, ஒரு சின்னதா வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த பாகுபலின்னு ஒரு படம் எடுத்தாரு இல்லேங்களா! ராஜமௌலி.
புரியுது. ஆமா. ஆமா.
அந்த படத்தில வந்து மரகதமணி அப்பிடிங்கிறவருதான் மியூசிக் போட்டார். சரிங்களா. அவரு ஒரு தெலுங்கு இசை அமைப்பாளர்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா, அவர் வந்து இளையராஜா காலகட்டத்திலேயே வந்து நிறைய பாடல்களுக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு.
ஓ!
நிறைய ப படத்துக்கு, இதுக்கெல்லாம் இசை அமைச்சிருக்கறாரு அவரு. ஆனா எனக்கு உடனே வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா அவரும் வந்து ஈக்வல்லா வந்து அ அ பாடல்கள் ரொம்ப நிறையா வந்து பிரபலமான பாடல்களுக்கு வந்து இசை அமைச்சு ஹிட்லாம் குடுத்திருக்கிறாரு.
புரியுது, புரியுது.
அது நம்ம என்னென்ன வந்து, என்ன நெனச்சுட்டு இருக்கோம், பழைய பாடல்கள் எல்லாமே <chuckles> வந்து இளையராஜா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் உண்டுதான். ஆனாலும் வந்து சில பல இசையமைப்பாளர்கள் வந்து வந்துட்டு போயிருக்கறாங்க. அவங்களும் வந்து சிறந்த பாடல்கள குடுத்திருக்கறாங்க. அதை வந்து பிடிக்க வைக்கணும். இப் இப்ப இருக்க காலகட்டத்தில இருக்கிற மக்களுக்கு பிடிக்க வைக்கணும்ன்னா, அவங்களை அத பார்க்க வைக்கணும் முதல்ல. நானு ஒரு ஒரு நபர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, "எதோ பழைய பாட்டாம், ஏதோ ஒரு பாட் டியூட் அப்படிங்கிற ஒரு படத்தில வந்திருக்காம். பயங்கரமா வந்து ஆடியிருக்கறாங்க" அப்படின்னாங்க. அப்படியாப்பா, இந்த பாட்டு உண்மையான பாட்ட போய் பார்த்து இருக்கியா நீன்னு. அத முதல்ல போய் பாரு. <laughs>
ஆ. புரியுது புரியுது. பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்கிச்சி மாமா. ஆமா.
ஆ. ஆமாங்க. ஆமா. அந்த பாடலு ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அது எப்படின்னா, இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடத்தில எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த வ் இது நடன இயக்கணும்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். நடனமே இருக்காது அந்த பாடலுக்கு ரொம்ப அதிகமா இருக்காது. நடனமே இருக்காது. ரொம்ப இயற்கையா இருக்கும். நல்லா இருக்கும். அதை பார்த்தா நீங்களே அதுக்குள்ளே போற மாரி இருக்கும். இப்போ இருக்குற வாவ் இப்போ வர பாடல்கலெல்லாம் ரொம்ப செயற்கை தனம் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி செயற்கைத்தனமும் இருக்கும். ஆனா என்ன பாக்கறதுக்கு வந்து அலங்காரமா, அழகா ரொம்ப டெக்கரேஷன்னா இருக்கின்றதனால, நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ரொம்ப நிறைய லைட் போட்டிருப்பாங்க. நிறைய வித்தியாசம் வித்தியாசமான கருவிகள் உபயோகப்படுத்துவாங்க. இல்லைங்களா? அதனால நம்ம வ் அதுக்குள்ள நமக்கு ஈசியா வந்து அது புடிக்க ஆரம்பிச்சுடுது. இ இதுவே நீங்க படம் பார்க்காம நீங்க காதால ஆடியோ கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்காது. இது அந்த காலத்து பாட்டுல எப்படின்னா நீங்க ஆடியோவும் இம்பாக்ட் இருக்கும். வீடியோலயும் இம்பாக்ட் இருக்கும்.
ஆமா. நிச்சயமா. ஆமா. புரியுது, புரியுது. ஏன்னா, நீங்க சொன்னா போல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட் செட்டா இருக்கட்டும், அந்த கலர் கலரான விஷயமா இருக்கட்டும். ஆனா, பழைய பாடல்கள்லாம் வந்து பார்த்தேன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தேன்னா, அந்த மலை சார்ந்ததா இருக்கட்டும், அருவி சார்ந்ததா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இயற்கையோட வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த 90ஸ் சாங்ஸ், 80ஸ் சாங்ஸ்லாம் அதிகமா பார்த்தது இது போல தான். அதுவும் நம்ம கேப்டன் சாரோட பாட்டுல்லாம் முக்காவாசி பார்த்தேன்னா, இது அந்த இயற்கை சார்ந்தது தான் அதிகமாவே இருக்கும். அதெல்லாம் உண்மையா நல்ல ஒரு விஷயம் தான். அ நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களோட பையனுக்கு வந்து ஆர்வத்த தூண்ட்னீங்க? அவரு வந்து கேள்வி கேக்க ஆரம்பிச்சாரா? அந்த படத்த பாத்ததுக்கப்பறம், வேற என்னென்னல்லாம் வந்து படம் பாத்துட்டு ஆர்வம் அதிகமா ஆ ஆர்வம் அதிகமானத நீங்க பாத்தீங்க.
இந்தமாரி ஒரு சி சில விஷயங்கள் இருக்கு. சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அது அது என்னோட பையன் கிடையாது. அ என்னோட என்னோட வகுப்பில இருந்த இன்னொரு பையனுக்கு நான் வந்து இதெல்லாம் சொன்னது. அவன் பார்த்துட்டு ஒருமாரி இது ரொம்ப நல்லா இருக்கே! இந்தமாரி வேற எதா படம் இருந்தா சொல்லுங்க. நான் வந்து பார்க்கிறேன். இதுக்கு யாரு மியூசிக்? யாரு வந்து டைரக்ஷன்? எல்லாம் வந்து கேட்டான், அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விக்கும் கரெக்ட்டா பதில் சொன்னான். இது இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன எமோஷன்? இந்த பாட்டுக்கப்புறம் எமோஷன் எப்பிடி மாறுதுங்கிற 2 கேள்வி கேட்டேன். சரியா சொன்னான் அவன். அது எனக்கு என்னன்னா சரி, இந்த பையன் படத்துக்குள்ள போயிட்டுதான் வெளிய வந்திருக்கிறான். அப்பிடிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. சும்மா அந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு மட்டும் சில பேர் ஓட்டிப் பாப்பாங்க இல்லயா! இப்ப இருக்கிற ஜெனரேஷன்க்கு நம்ம சொல்லவா வேணும்? எ எந்த மாதிரி வந்து மக்கள ஏமாத்துறதுக்குன்டு. நமக்குத் தெரியாத விஷயம்லாம் அவுங்களுக்கு தெரியும். அதனால, நான் வந்து நான் வந்து கேட்டுட்டேன். கேள்வி நான் கடைசில தான் கேட்பேன். இப்பவே கேட்க மாட்டேன். படம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன் அப்பிடின்னு சொல்லி சொல்லிட்டேன் நானு கேள்வி கேட்டதுக்கப்புறம் பதில் சரியா சொன்னான் அவன். சரியா சொல்லி எனக்கு சரி எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமா இருந்துச்சு.
நிச்சயமா. <laughs>
அது ஒண்ணு. அப்பறம் இன்னொரு ஒரு இன்னொரு ந நான் ஒரு சிநேகிதன்ட்ட பேசிட்டு இருக்கேன். சிநேகிதன்னா, சிநேகிதனோட அ பையன். ஆ இந்த மாரி வந்து ஒரு ஒரு பாடல் வந்து அவர் சொல்றாரு. அம். அ "அங்கிள் எனக்கு வந்து, அ அஜித் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து ஒரு ஒரு பாடல் வந்து அவரு நடனம் ஆடியிருப்பாரு. அத பாத்தா எனக்கே பயங்கரமா ஆடணும் போல தோணும்" அப்டின்னா. "சரிடா, என்ன பாடல்றா பாடுறா" அப்படினேன். இந்த மாரி பாடிட்ருந்தான். "இது அம்பானி பரம்பர அஞ்சு ஆறு தலைமுற" அப்படின்னு, மங்காத்தாவோட பாடல் பாடிட்ருந்தான். ஆமா, "மச்சி ஓப்பன் த பாட்டில்னு" சொல்ட்டு அப்றம் நடுவுல, "ராமன் ஆண்டாளு ராவணன் ஆண்டாளும் எனக்கு ஒரு
ஆ. மச்சி ஓப்பன் தே பாட்டில். ஆமா. "நா ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவல இல்ல." இந்த நியூ இயர் வந்தாலே, இதுதாங்க என்னோட வா வாட்ஸ்சப் பதிவாவே இருக்கும். <chuckles>
அது பாட்டு ஆமா. கண்டிப்பாங்க. வரப்போகுது. நீங்க தே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பதிவு மறுபடியும் போட்டுட்டுரலாம். அப்போ, அவன் கேட்குறான் அவன் பாடுறான், நானும் சொல்றேன். "சரிப்பா, ரொம்ப நல்ல பாடல் தான்பா. சரி, இந்த ராமன் ஆண்டாலும், ராவண ஆண்டாலும் வந்து எனக்கு ஒரு கவல இல்லன்னு ஒரு வரி வருதில்லையாப்பா? இது வந்து இந்த படமே இல்ல, அது உனக்கு தெரியுமா?"அப்படின்னு கேட்டேன் நானு. "என்ன சொல்றீங்க அங்கிள்?", அப்டின்னா. "ஆமாம்பா, இந்த பாடல் வந்து ஒரு 1970கள்லயோ 80கள்லயோ வந்து, ஒரு பாடல்ப்பா. ஒரு படத்துல வந்த பாடல்ப்பா. இது வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. இந்த படம் பேரு முள்ளும் மலரும்ன்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல வந்த பாடல்பா இது" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "அப்டிங்களா?" அப்படின் சொல்டு அந்த பாடலப் போயி பாக்கணும். சரிங்களா, அந்த பாடல போயி பாக்குறான். அது புடிச்சு போவுது அவனுக்கு, அந்த படத்த மீண்டும் பாக்குறான்.
கண்டிப்பா.
சரிங்களா. அது
கண்டிப்பா. ஏன்னா? நீங்க சொன்னது பாத்தீங்கனா, நானும் வந்து பாத்தீங்னா, என்னோட வாழ்க்கைல வந்து நடந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பா இது இருக்குல்ல. "பாட்டால சொல்லி அடிப்பேன்" அந்த ஒரு பா இது இருக்குல்ல. அ என்னது? தெய்வ வாக்கு. தெய்வ வாக்கு வந்து பாத்தீங்கனா, ரேவதி மேமும் சாரும், கார்த்திக் சாரும். அவரு பேருன்னு நினைக்கிறேன். அ அவரு நடிச்சிருப்பாரு. எதனால எனக்கு ஆர்வம் தூண்டுச்சு அப்பிடீன்னா, அந்த பாடுற பாடல்களால் தான். என்னடா இது? இவ்வளோ அழகா வந்து இது பண்ணிருக்காங்களே? அவுங்க பார்த்தீங்கன்னா, அழகா அம்மன் போலவே அலங்காரம்லாம் பண்ணி, அந்த புடவையா இருக்கட்டும், அவ்வளோ மங்களகரமா இருப்பாங்க. இது என்னடா இது? நல்லா இருக்கே! அப்பிடீங்கறப்ப தான், அந்த ஆர்வம் தூண்டி, நானும் போய் அந்த படத்த ஃபுல்லா போய் பார்த்து முடிச்சேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாகிட்டயும், எங்க அப்பா கிட்டயும் சொன்னேன். "அம்மா இந்த படம் சூப்பரா இருக்குமா. என்ன படமா?" அப்பிடி கேட்கும்போது, "தெய்வ வாக்கு, இப்போ தான் வந்து உட்கார்ந்து இது பாக்குது பாரு குழந்தை" அப்பிடீன்ட்டு கலாய்ச்சிக்கும்போது, அவுங்களும், என்னோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய படம் நல்லா சொல். இது கார்த்திக் அ சாரும், த ரேவதி மேமும் இன்னொரு படம்லாம் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். அரண்மனை, ஏதோ வேற ஏதோ சொன்னாங்க.
நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கார்த்திக். ஆமாங்க. ஆமா, ஆமாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா.
"அது நல்லா இருக்கும். அத பாரு" அப்பிடீலாம் சொல்லிருந்தாங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு உண்மையே. ஏன்னா, அந்த பாடல்கள் வந்து நல்லா ரசிக்கக் கூடிய ஒரு விஷயமா கேட்டதுக்கப்பறம், அந்த தேடல் வந்து பாத்தீங்கன்னா, படத்த நோக்கி தான் போயிடுது. அது நிச்சயமா. வேற என்னன்ன நீங்க பகிர்ந்தீங்க?
இது கண்டிப்பா. நிச்சயமா. இ இது, இது 1 சொன்னேன். அதற்கப்பறம் வந்து அ ஒ இன்னொரு பாடல் நான் சொல்லுவேன். அதாவது "வடிவேலு அப்பிடீங்கிறவர, நீ வந்து நகைச்சுவை நடிகனா பாக்குற. அவரு பாடி டான்ஸ்லாம் ஆடிருக்காரு தெரியுமா?" அப்பிடீன்னு சொல்வேன். "என்ன, என்ன சொல்கிறீங்க?". "ஆமா. அவரு முதன் முதலா பாடுன பாடல் வந்து இது" அப்பிடீன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இப்பிடி போகும். "எட்டனா இருந்தா எட்டூரு எம்பாட்ட கேட்கும்" அது இந்த கருத்துள்ள பாட்டு. ரொம்ப வட்டார வழக்குல வரும். "பத்தனா இருந்தா இன்னும் அ ஆ பாக்கும்" அப்பிடீங்கிற மாரி. "நெட்டையோ, குட்டையோ ஆ ஆ ஊரே ரெண்டு பட்டு போகும். இந்த நாடே ரெண்டுங்கெட்டானாகும்" நல்லாருக்கும், அந்த பாடல். அவர் பாடுன பாடல். அவரே டான்ஸ் ஆடிருப்பாரு, அதுல. ரொம்ப அதாவது குரல் வளத்த வந்து, ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் பாடி இருக்க மாட்டாரு. நம்ம எப்பிடி பேசுறோமோ, அதே மாரி பாடியிருப்பாரு. அதுனால, நம்மளே போய் பாடுற மாரி ஒரு, ஒரு உணர்ச்சி நமக்கு வரும். நம்மளும் பாடலாமே இந்த பாடல அப்பிடீங்கிற மாரி நமக்கு நம்பிக்கையும், தெம்பும் குடுக்கும். அந்த பாடல்லாம் பார்க்குறபோ, எனக்கு குடுத்துச்சு. நான் பார்க்குறப்போ. <laughs>
கேளு. <chuckles> நிச்சயமா, நிச்சயமா. அவரு வந்து சூப்பராவே பாடிருப்பாரு. அப்டியே அந்த காமெடி சென்ஸ் லையே வந்து பாத்தீங்கன்னா அவரு பாடற்து வந்து நல்லாவே இருக்கும். இன்னொன்னு கூட பாடிருப்பாரு சிலம்பரசன் கூட வந்து பார்த்த பொண்ணுங்கள நம்பறது தப்பு. ஒரஞ்சா அது என்னமோ அந்த அந்த லைன்ஸ் வரும். அது கோவில். அதா அதா அதான்.
கண்டிப்பா. கோவில், கோவில். இந்த படம் பேர் கோவில். கண்டிப்பா.
நல்லா இருந்துது அவரு நடிச்ச இதுவு. வேற எதனா, நீங்க வந்து இது பண்ணீருக்கீங்களா? பரிந்துரை பண்ணியிருக்கீங்களா?
கண்டிப்பா. இது இது இப்போ இருக்கிற கொஞ்சம் வயசான நடிகர்கள், கொஞ்சம் வயசான நடிகர்கள், அப்புறம் அந்த அப்பா, தாத்தா அது மாரி நடிக்கிற நடிகர்கள் அந்த காலத்துல, எந்த மாரில்லாம் அழகா நடிச்சிருக்குறாங்க. அப்டிங்கிற மாரி ஒரு சில அ விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவன் நானு அவங்களுக்கு. இது நமக்கு ரஜினியே வந்து, ரொம்ப சீரியஸான நடிப்பு தான் நடிச்சிட்ருக்கிறாரு. அவரு முதன் முதலா நடிச்ச முழு முதற் காமெடி, நகைச்சுவை திரைப்படம். முழுஸ்சா நகைச்சுவையா இருக்கிற திரைப்படம் அப்டின்னு சொல்ட்டு நானு அவனுக்கு சொன்னேன். எ அ "என்னோட தலைவர் வந்து இவரு தான். ஃபேவரட் இவர் தான். ஆனா, இவரே ஹீரோயிசம் ஏ நகைச்சுவையில காட்டியிருக்கிறாரு. அது உனக்கு தெரியுமா?" அப்டின்னு சொல்ட்டு கேட்டேன். "எது? என்ன சொல்றீங்க அங்கிள்? என்ன படம் வந்தது?" "தில்லு முல்லுனு ஒரு படம் வந்ச்சு. அந்த படத்த நீ போய் பாரு. சிரிக்காம நீ ஒரு 1 மண் நேரம் இருந்திரு. நான் உனக்கு வந்து இத குடுக்குறன்" அப்டின் சொல்லி சொல்லியிருந்தேன். "அப்டிங்களா. சரி ஓக்கே. போட்டிக்கு நான் தயார்" அப்டின்னு போய் பாத்தான். ஐயோ! அவன் அவன் தோத்துட்டான். அந்த போட்டில. <laughs>
ஆமா. <chuckles> கண்டிப்பா. அந்த படம் பாத்து சிரிக்காம இருக்கவே முடியாது.
<laughs> <inhales> அவன் சொல்லுவான். ஒரு சீன்ல என்னான்னா, இவுங்க வந்து ஆஃபீஸ்ல சேந்துருப்பான். தேங்கா சீனிவாசன் அவரோட ஆபீஸ்ல கம்பெனில சேந்திருப்பான். ஆனா, வந்து அன்னைக்கு புட்பால் மேட்ச்க்கு போவேண்டியததிருக்கு. அவன் நண்பர்கள் கிட்ட வந்து ஒரு டிராமா ஆடணும். அதாவது உ ஆபீஸ் க்கு ஃபோன் பண்ணி, தங்கச்சி வலுக்கி உழுந்துட்டா, ஆ வு ப ஆஃபி அது ஹாஸ்பிட்டல்ல சேத்திருக்காங்கன்னு சொல்லணும். அவன் என்ன பண்ணுவான், நண்பன் தெரியாம "அம்மா வலுக்கி விழுந்துட்டாங்க. அ ஹாஸ்பிட்டல்ல சேத்திருக்கான்" அப்டின்னுவான். அவன் "என்னோட அம்மாவா சார்? ஆமா. நான் படிச்சி, படிச்சி சொன்னேன் சார் என் நண்பகிட்ட! யார்ட்ட? இல்ல என் அம்மா கிட்ட. ஒழுங்கா இரு ஒழுங்கா இரு இந்த வயசுலன்னு" படிச்சு படிச்சு நண்பன்ட சொன்னேன், தங்கச்சி தங்கச்சின்டு. இப்ப அம்மானு மாத்தி சொல்ட்டாங்கிறத அப்டி சொல்லுவான். <chuckles> <inhales> அது தெரிஞ்சு போனதுக்கப்புறம் தேங்காய் சீனிவாசன் வந்து கேப்பாரு. "இங்க வா உள்ள வா. உன்னோட அம்மா எப்பிற்ருக்காங்க? என்னோட அம்மாவா சார்? ஆமா, உனக்கு இருக்கிற ஒரே அம்மா" அப்டின்பான். அது ஒரு அட்டகாசமா இருக்கும்.
ஆமாமா. <laughs> ஆமா. <laughs> <laughs> <inhales> ஆமா அது வந்து பாத்தீங்கனா ஒரு சேசிங்காவே இருக்கும். அவரு பாத்ரூம் போய் பாக்கறத்தா இருக்கட்டும், அவுங்க தங்கச்சி வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா, விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு இல்லீயா, ரொம்பவே நல்ல படம்!
நிச்சயமா. ஆமா, ஆமா. ரொம்ப நல்லா இருக்கும்! அதே பா படத்த அப்டியே ரீமேக் பண்ணாங்க. எனக்கு அந்த அளவுக்கு புடிச்சமானதா இல்ல. நான் சொன்னேன், இந்த படத்த ரீமேக்கும் பண்ணாங்க. பாடாதியா இருந்துச்சு. "நீ அத போ நா தான் ஒரிஜினல் படத்த போய் பாரு. உனக்கு அப்போதான் அதோட சுவை புரியும்" அப்டின்னு சொல்லி சொன்னேன். "உண்மையில அங்கிள் நீங்க சொன்னது உண்மதான்" அப்டின்னு சொல்லிட்டு அவனும் சொன்னான். இந்த மாரி நாம, உண்மையான விஷயத்த நம்ம காட்னா, அவுங்களுக்கு இன்னமும் புடிக்கும் அப்டிங்கிறது தான் என்னோட கருத்து.
நிச்சயமா. கண்டிப்பாங்க. ஏனா, ஒரு பாடல் தேடி தான் நம்ப படமே பாக்க போறோம். "என்ன கதை? என்ன கதை ஓட்டம்?" அப்டின்ட்டு. நீங்க ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா "இத பாருங்க" அப்டின்னுட்டு அவுங்க ஆர்வத்த தூண்டறா போல வந்து நெறைய விஷயங்கள் சொல்லி இருக்கீங்க. "இத நீ சிரிக்காம பாரு நான் உனக்கு இத தரேன். நீ வந்து இத பாத்துட்டு நான் உனக்கு கேள்வி கேக்கும் போது நான் இத தரேன்" அப்டின்ட்டு அந்த இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்க படத்த வந்து ரெகமெண்ட் பண்றத்தே பெரிய விஷயம். அதுவும் அந்த பசங்க ஒக்காந்து பாக்குற்து இன்னும் பெரிய விஷயம். ரொம்ப அழகாவே என்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. உங்க கூட பேசுனதுல உங்க பாடலும், கதையும் கேட்டதுல ரொம்பவே மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாங்க.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பாங்க. நன்றிங்க. மீண்டும் பேசுவோம்.